இப்ப நம்ம எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல வேலைக்குப் போவோம். வேலை பாக்காத ஆளு அப்டிங்கிற அளவுக்கு இல்லாத ஆளு அப்டின்னு சொல்லிச் சொல்லலாம். நிறைய பேருமே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கட்டங்கள்ல வேலைக்குப் போயிட்டு இருக்காங்க. அது சிறுதொழில இருந்தாலும் சரி, ஒரு பெரிய நிறுவனமா இருந்தாலும் சரி. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான வேலைக்குப் போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல நம்ம வந்து எது வந்து பணியிடத்துல மதிப்புக்கு அடிப்படையா வந்து நம்ம வேலை செய்யணுமா? இல்ல பதவிக்கு அடிப்படையா அந்த வேலையை நாம செய்யணுமா அப்டின்னு சொல்லி கேட்டா, நீங்க எந்ததா அடிப்படையா வச்சு அந்த இடத்தை நிரப்புவீங்க?
அ. நிச்சயமா நான் இதைப்பத்தி பேசுறேங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்டின்னா, ஒரு பணியிடத்துல வந்துட்டு மதிப்புக்கா, இல்ல பதவிக்கா அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அ நம்ம நிறைய விஷயங்கள் இதுல இருக்குங்க. ஒவ் ஒவ்வொரு நிறுவனத்தைப் பொறுத்துதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஐடி நிறுவனத்துக்குள்ள ஆரம்பத்துல உள்ள போனேங்க.
ஓ. சரி.
திருமணத்துக்கு அப்பறம். அப்டிங்கும்போது அந்த ஐடி நிறுவனத்துக்குள்ள போகும்போது அங்க வந்துட்டு எப்புடின்னா, ஆ. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதிப்புக்கு அடையாளம் இருக்குங்க. ஏன்னா இங்க வந்துட்டு நம்போ நிறைய பேத்து கூட வேலை செய்வோங்க. அப்படி இருக்கும்போது இங்க ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்க்கு ஒவ்வொரு பேட்ச்க்கு ஒரு டீம் லீடர், ஒரு ட்ரைனர் அந்த மாதிரி எக்கச்சக்க பேர் இருப்பாங்க. அப்டிங்கும்போது நான் தான் அப்படின்னு வந்து யாரும் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களை மாரி
ம். ஓ. நிறைய பேர் அதே மாதிரி இந்த டீம் லீடர் அப்படிங்கறது நிறைய இடத்துல நிறைய பிரான் அதே கம்பெனில நிறைய பிரான்ச் இருக்கு. அதுல இருக்காங்க. அப்படினு சொல்ல வரீங்க.
ஆமாங்க, ஆமாங்க. ஆமாங்க, அதத்தான் சொல்ல வர்றேங்க. ஸோ இப்ப டீம் லீடர்ன்னு எடுத்துட்டாவே, அவங்களை மாதிரி ஒரு 15, 20 டீம் லீடர் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நம்மளோட அ மதிப்ப வந்து கண்டிப்பா அதாவது மேற்கொண்டு மேம் மேம்படுத்திக்கலாம். நம்மளோட திறமையுமே அங்க வந்து அழகா கொண்டு வரலாங்க. ஏன்னா நம்ம வேலை பார்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கால் எடுத்து அந்தக் கால் நம்ம எவ்வளவு குவாலிட்டி கொடுக்கிறோம் அப்படிங்கிறதை தான் அங்க வந்து அ. வெளிப்படுத்துறது. ஆமாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து மேல தூக்கி விட்றதுக்கு யாரும் யோசிக்க மாட்டாங்க. நல்ல கால் எடுத்தா நல்லா வராங்கன்னா, அவங்களை ஒவ்வொண்ணா வந்து மேல கொண்டு வந்துருவாங்க. நம்ம வந்து கண்டிப்பா வந்து மதிப்பு வச்சு மேல வந்துடலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு நிறுவனத்துக்குள்ள உள்ள போனேன். அந்த ஐடி நிறுவனத்தை விட்
ம். ம். வேலையா இருந்துச்சு. இது கல்யாணத்துக்கு முன்னாடியா, இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமா தானா?
கல்யாணத்துக்கு அப்றம்தாங்க, என்னோட கொழந்த கைல இருந்தது, நான் வந்து 4 மாசம் கொழந்த வந்துட்டு, விட்டுட்டு தான் நான் வேலைக்குக் குடும்ப சூழ்நிலைக்காகப் போனேன்.
ஓ, அப்ப அந்த குழந்தைய பாத்துக்குறதுக்கு யாராச்சும் இருந்தாங்களா? பெரியவர்கள் யாராச்சும் இருந்தாங்களா?
இருந்தாங்க, என்னோட மாமியார் பாத்துக்குறாங்க.
அ அப்ப சரிங்க, ம். செரி, சொல்லுங்க.
அப்டிங்கும்போது <chuckles> அப்டிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அ நெறைய ஆயிரம் கனவுகளோடு தான் போறோம், ஏன்னா வந்து கல்யாணமாகி ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம் ஆவும்போது, நமக்கு வந்து இன்னும் ஒரு சேமிப்பு எதுவுமே இல்ல, நம்ம வந்து நெறைய இது பண்ணணும், அப்டின்னு பல கனவுகளோடு நம்ம போகும்போது, அந்த எடத்துல நமக்கு மதிப்பு வந்து ஒரு அடிப்படையாக் கிடைக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்கும். அஹ் இல்லீங்களா? இப்.
ஆமாங்க, ஏன்னா, மதிப்பு அப்படிங்குறது வெறும் வார்த்தை கிடையாது, அது நம்ம அந்த அந்த அலுவலகத்துல நம்ம ஒரு 8 மணி நேரம் நம்ம இருப்போம், அந்த 8 மணி நேரமும் அந்த மதிப்பு இல்லாத எடத்துல நம்மளால இருக்க முடியாது. நம்ம அவ்வையார் கூட சொல்லிருக்காங்கள்லயா! "மதியாதார் தலைவாசல் மிதியாதே", அப்படிங்குற கூட வார்த்தய சொல்லிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம் மதிப்புங்குறது ரொம்ப முக்கியமான 1 தாங்க, சொல்லுங்க.
மிதி ஆமாங்க. நிச்சயமாங்க. அப்படிங்கும்போது நான் வந்து, அ அங்க வந்து ரொம்ப அப்படியே மேல மேல வந்தேங்க. கடைசில நானும் வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி எழுதி ட்ரைனரா செலக்ட் ஆயி, நல்லபடியா வொர்க் பண்ணிட்டு இருந்தேங்க.
சூப்பருங்க. அதே க் நிறுவனத்திலேயே.
<chuckles> ஆமாங்க.
ம், அப்புறம்?
அப்படிங்கும்போது, இப்ப நான் வந்து என்னோட நிறுவனத்த வந்து நான் மாத்தி ஆகணும். ஏன்னா, என்னோட கொழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் முடிச்சிட்டு, அதாவது சாரி அவளோட அ 3 1/2 வயசு அப்படிங்கும்போது, ஸ்கூல் வந்து அவள சேக்கணும் இப்போ அவள ஸ்கூல்க்கு அனுப்பும்போது, கண்டிப்பா நம்ம கூட இருக்கணும் இல்லீங்களா? ஏன்னா, இவ்வளவு நாள் தெரியாது, அவ வந்து மாமியார் கைல இருந்தது இவ்வளவு நாள் தெரியாது. ஆனா, ஸ்கூல்க்கு அனுப்பும்போது நமக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா, கொழந்தைங்க காலைல எந்திரிக்காதுங்க, அவங்கள வந்து சாப்பாடு குடுக்கணும் ஆமாங்க, சாப்பாடு குடுக்கணும், ஏகப்பட்ட பிரச்சன இருக்கும்போது, நானாவே புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட மாமியார் வந்து சொல்லல, நானாவே புரிஞ்சுக்கிட்டு, "இல்லைங்க அத்த, நான் வந்து ஷிப்ட்க்கு போனா, சரி வராது", ஏன்னா IT நிறுவனத்துல நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஷிப்ட் கணக்குதான். காலைல ஷிப்ட்டு
ஆமா. ஆமாங்க. சரியா சாப்டாதுங்க. ஆமா, ஆ. ஆமா, ஆமாங்க. அதுவும் இல்ல, அந்த ஜெனரல் ஷிப்ட் அப்படிங்கறது வந்து ரொம்ப அது ஒரு அரிதான விஷயம் தான். ஜெனரல் ஷிப்ட் அப்படிங்கறது. பெரும்பாலும் நேரம் வந்து, இரவு வேலை, அப்படியே இல்லன்னா பகல் வேலை, அதாச்சும் கால மார்னிங்ஷிப்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்குள்ள தான் புடிச்சு தள்ளுவாங்களே தவிர, மிகப்பெரிய அதிகாரிகளாக இருக்கும்போது மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜெனரல் ஷிப்ட்குள்ளேயே வருவாங்க. ஏன்னா, அவுங்க 2 பேரையுமே கண்காணிக்கணும் அப்டிங்கறதால, அவுங்க மட்டும்தான் ஜெனரல் ஷிப்ட்ல வருவாங்க, மத்த எல்லாருமே இந்த மாதிரி ஷிப்ட் பேஸ்டு தாங்க வேல பாக்குற மாதிரி இருக்கும். சரி இதனால ஆ சொல்லுங்க. ம்.
ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அதனால வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து நானாவே முடிவு பண்ணி, நான் வந்து வேற அலுவலகத்துக்குப் போயிக்கலாம், அப்படின்னு சொல்லி அங்க ரிசைன் பண்ணிட்டு, பாப்பாவ ஸ்கூல்க்கோட அட்மிஷன் வேலைல்லாம் பாத்துட்டு, அவள ஒரு 10 நாள், 15 நாள் ஸ்கூல்க்கு அனுப்பிச்சிட்டு, அதுக்கப்றம் போலாம் அப்படிங்குற ஒரு ஐடியால தான் இருந்தேன். அதே மாதிரி தான், நான் நெனைச்ச மாரி
சரிங்க. அதாச்சும் அதாச்சும் ஸ்கூல் செட் ஆகட்டும் அப்படிங்கற மாதிரி, குழந்தை கையிலயே இருக்கட்டும் அப்படிங்கற மாதிரி, போயி பிரேக் எடுத்துருக்கீங்க.
ஆமாங்க, ஒரு 15 நாள் மட்டும்தான், ரொம்ப இல்ல. ஏற்கனவே ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து குடுத்துட்டு வந்துட்டேன். அஹ் அதாவது சொல் என்னோட ஃப்ரெண்ட் மூலியமா சொல்லிருந்தேன், அவுங்க நான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னாங்க. அந்த டைம்குள்ள பாப்பாவ வந்து ஸ்கூல்க்கு அனுப்பிச்சிடலாம், அப்படிங்கம்போது நான் எதிர்பார்த்த மாதிரியே, காலைல அவள வந்து கெளப்புறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எங்க மாமியாரே சொல்றாங்க, "அம்மா, நீ இல்லன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேம்மா" <chuckles> அப்படின்னாங்க. அ இ அப்படிங்கும்போது, அப்பறம் ஒரு 10 நாள், 15 நாள் ஆச்சு. நான் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு சொல்லிருந்தேன் இல்லையா? அவுங்க வந்து எனக்கு வர சொல்லிருந்தாங்க. அ நான் வந்து அங்க போகும்போது, இன்டர்வியூ போகும்போது எனக்குள்ள ஒரு மனக் கலக்கமா ஏன்னா, நான் வந்து ஒரு IT நிறுவனத்துல அவ்வளவு பெரிய அ கம்பெனில வந்து ஒரு 2000, 3000 பேரு வேலை செஞ்ச எடத்துல வேலை செஞ்சிட்டு, இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன கம்பெனி தான். ஒரு 50, 60 பேர் தான் இருக்குறாங்க. அஹ் இல்லங்க, அந்த துறை இல்லை. இது வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ், ஷிப்பிங் ரிலேட் பண்ணி ஒரு கம்பெனி. அ சரி, என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரெஃபர் பண்ணிட்டாங்க. சரி, வந்துட்டோம், அவுங்க ரெஃபர் பண்ணதுக்காகாவது அவுங்களுக் அவங்களுக்கு ஒரு பேரு கெட்டு போகக் கூடாதுன்றதுக்காக, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு தான், நான் வந்து வந்தேங்க.
ம், ஆமா, ஆ. ம். ம். ஆனா, அதே துறை தான். ஓ, செரிங்க. ம்.
அட்டென்ட் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள எனக்கு வெளிய வெளியில வந்து வியூ பிடிக்கல. உள்ள போனேன். உள்ள கொஞ்சம் நீட்டா தான் இருந்தது. அப்புறம் ரூம்ல வந்து எனக்கு இன்டெர்வியூ வந்து உட்கார சொன்னாங்க. நிறைய டெஸ்ட் வந்துச்சு. டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு பர்சனல் இன்டெர்வியூக்கு உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க வந்து நிறைய கேள்விகள் வந்து என்கிட்ட கேட்டாங்க. நிறைய நான் வந்து எல்லாமே பதில் சொன்னேன். நல்லா இங்கிலிஷ் பேசுனேன். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற எல்லாமே என்கிட்ட இருந்ததுனால டக்குன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கஸ்டமர் சர்வீஸ் டிப்பார்ட்மென்ட்ல போட்டுருலாம். ஏன்னா எனக்கு டாக்குமென்டேஷன் தான் அப்போ வேலைக்கு வந்து அவங்களுக்குத் தேவைப்பட்டுச்சு. ஆனா நான் வந்து நல்லா பேசுனதுனால அவங்க நீங்க கஸ்டமர் சர்வீஸ்ல போட்டுருலாம்ங்க உங்கள, அப்படிங்கற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆ <chuckles>
ம். ஓ! ரொம்ப நல்ல விஷயம். ஏற்கனவே பார்த்த வேலையும் அப்படிதானே.
ஆமாங்க.
அதனால உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் குஷியா போயிருக்குமே. அப்புறம் நாம நம்ம வேலை பார்த்த இடத்துக்கே திரும்பிப் போறோமே. அப்படி இடம் மட்டும் மாறி இருக்கு. பணி ஆனா ஒண்ணுதான். அப்படிங்கிற மாதிரி மனசுல கொஞ்சம் சந்தோஷம் வந்திருக்கும். இல்லைங்களா?
ஆமாங்க. எனக்கு. கண்டிப்பாங்க. அப்படிங்கும் போது அ என்ன என்ன சொல்லிட்டாங்க, நல்ல சேலரி நல்ல ஆஃபர் பண்ணாங்க. நான் எதிர்பார்க்கலை. நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. சரி பரவாயில்லை. சம்பளமாவது அதிகமா கிடைக்குதே. கம்பெனி இப்படி இருந்தா என்ன? நாம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள்ல சரியாயிடும். அதனால ஒன்னும் இல்ல. பழகிடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. "நீங்க மேல போயிட்டு வாங்க. மேல டிபார்ட்மென்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உங்க டிபார்ட்மென்ட் இருக்கு. நீங்க போய் பாத்துட்டு வாங்க" அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நானும் வந்து வெளியில வந்தேன். வெளியில இருந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னாங்க, எப்ப கூப்பிடுறேன் சொன்னாங்க. எப்ப கூப்பிடுறேன் இல்ல ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. என்னடி சொல்ற? அதுக்குள்ளயா 2, 3 நாளா அலைய விடுவானுங்களே இவங்க. எப்படி அப்படின்னா, இல்ல உடனே ஓகே சொல்லிட்டாங்க. பரவால்ல. நீ போய் மேல பாத்துட்டு வா. அப்படின்னா, அவளும் என்கூட தான் வந்தா. வரவும் சரி வா போலாம்னு மேல கூட்டிட்டு போனாங்க. டோர் ஓப்பன் ஆகுதுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்னோட டிபார்ட்மென்ட்க்குள்ள பார்த்தீங்கன்னா என்னோட சீனியர் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. <snorts>
ம். அதே பழகிடும். ம் போகப்போக பழகிடும். ஆமா. ம். ம். ஆ. ஓகே. ஆ. ஒரே ஆச்சரியமா போயிருக்குமே. ஏப்பா அந்தப் பணியிடத்திலிருந்து அவர் எவ்வளவு நாளைக்கு முன்னாடி அவர் வந்து வேலைய விட்டு வந்தாரு?
ஆமாங்க. அவங்க. ஒரு 1-1/2, 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க நான் போனப்போ அதாவது நான் பழைய இடத்துல ஒரு 3-1/2 வருஷம் வேலை பார்த்தேன். என்னோட குழந்தை 4 மாசம் குழந்தை. அவ ஸ்கூலுக்கு போறன்னா அப்பக் கணக்கு போடுங்க. ஒரு 3-1/2 வருஷம் நாங்க இருந்தேங்க. அவங்க வந்து நான் போய் ஒரு 1 இயர் தான் அவங்க நான் பார்த்திருக்கேன். அப்படிங்கும் போது, அவங்க அங்கதான் நின்னுட்டு இங்க தான் வந்து இருந்திருக்காங்க போல. எனக்கே தெரியல. நான் உள்ள போனதும் டோர் ஓப்பன் பண்ணாதா அவங்க என்னைய பாத்துட்டாங்க. அவங்க கூப்பிட்டாங்க. நான் போனேன். ஆனா அவங்க அவங்க பார்த்ததுமே, ஒரு ஷாக் தெரிஞ்சுதுங்க எனக்கு. <snorts>
ஆ. ம். ஆமா. சரிங்க. ம். ஓ. சரி, சரி, சரி. ஆ. ஆ நீயும் வந்துட்டயா அப்படிங்கிற மாதிரியா?
ஆ, அப்பிடித்தான் நான் நினைச்சேங்க. அதுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சுது டுவிஸ்டு <chuckles> அ அதாவது அ நான் போனா அவுங்க என்ட்ட பேசினாங்க. அதுக்கப்பறம் நான் வந்துட்டேங்க. அ அதுக்கப்பறம் அங்க போய் ஜாயின் பண்ணும் போது அங்க நான் ஜாயின் பண்ணிட்டேன். போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள்லயே அதாவது அங்க வேகன்ஸியே இல்லங்க கஸ்டமர் சர்வீஸ்ல வேகன்ஸியே இல்ல. ஆனா, நான் நல்லா பேசிட்டேன், என்னைய வெளில விடக்கூடாதுன்றதுக்காக அவுங்க கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அ, போனவுடனமே வந்து சார் சொன்னாரு, அ ஒரு 2 டேஸ் அப்பிடியே பேக்ல உக்காந்து பாருங்க. என்ன பண்றாங்கன்னு பாருங்க. எல்லாரும் பாருங்க. நான் உங்களுக்கு வேற ஏதாவது யோசித்து சொல்றேன் அப்பிடிங்க ஏன்னா நம்மது கம்பெனி வந்து ஹெட் ஆபீஸ் துபாய்ல இருக்கு. அப்பிடிங்கம்போது நான் அவுங்ககிட்ட பேசிட்டு நான் உனக்கு என்ன வேலைன்னு அலகேட் பண்றேன் அப்பிடின்னாங்க. ஒரு 2 நாள் வந்து பார்த்தீங்க அப்பிடின்னா, அ அவுங்க அப்பிடியே மே மேலோட்டமா பாத்துக்கிட்டு இருந்தேன். அ அவுங்க வந்துட்டு அ அவுங்க வந்து அப்பத்தைக்கு அவுங்க வந்து நல்ல ஒரு சீனியரா இருந்தங்காட்டி அவுங்க தான் டீம் ஹெட்மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. அ ஒரு 2 நாள் பார்த்துட்டு இருக்கும்போது 3வது நாள் திடீர்னு ஒரு பையன் வந்து திடீர்னு சம்பளம் வாங்கி அப்படியே அவுட் ஆயிட்டான். அ சார் கூப்பிட்டாரு. "நீங்க அந்த வேலைய கொஞ்சம் எடுத்துப் பாக்குறீங்களா?" சார், நான் இன்னும் எதுவுமே பாக்கலயே சார்! எதுவுமே சொல்லிக் கொடுக்கலயே சார், "இல்லங்க உங்களால முடியும். நீங்க போய் உட்காரு பாருங்க" அப்பிடின்டாங்க. அ அப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னாங்க, நான் போய் உட்கார்ந்தேன். நான் கொஞ்சம், கொஞ்சமா என் பக்கத்துல ஒருத்தங்க இருந்தாங்க. அவுங்க கொஞ்சம் சைலன்ட் டைப்தான் ஆனா என்னமோ தெரியல, என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் அப்பிடியே கொஞ்சம், கொஞ்சமா நானாவே கத்துக்கிட்டு கடைசில பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாசத்துக்குள்ளயே நல்லா வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டேங்க. ஆமாங்க. அப்பிடிங்கம்போது அங்க துபாய் ஆபீஸ்ல இருந்து எல்லாம் கேக்குறாங்க. யாரு இந்த எம் பேரச் சொல்லி யாரு? அவுங்க செமயா பண்றாங்க, நல்லா கால் எடுக்குறாங்க, நல்லா மெயில்ஸ்லாம் நல்லா போடுறாங்களே! நல்லா பேசுறாங்களே! அப்பிடின்னா ஒரு 3 மாசம், 4 மாசம் அப்பிடியே பேரு பரவலாகுதுங்க. அ ஒரு
ம். என்னன்னு? ம். ஒ. ஓ! சரி, சரி, சரி. ம். ஓ! சரிங்க. ம். ம். சரிங்க. ஆ, சரி. சூப்பருங்க. உங்களோட திறமைக்கு நீங்க எங்க போனாலும் பொழச்சுப்பீங்கங்க, ஆ. ம். அப்பிடியே உங்களுக்கு ஒரே உற்சாகமா இருந்திருக்கும். இன்னும் நம்ம நிறைய நேரம் வேல பார்க்கணும் அப்பிடிங்கிற மாதிரி அப்பிடியே வானத்துல பறக்குற மாரி இருந்திருக்கும் உங்களுக்கு.
ஆமாங்க. <chuckles> ஆமா. அப்பிடிதாங்க இருந்தது. எங்க சார் வந்து எப்பவுமே வந்து 6 மாசம் ஒருக்கா வந்துட்டு அதாவது சாரி 3 மாசம் ஒருக்கா வந்துட்டு துபாய் போய் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வருவாரு. நான் வந்து வந்த டைம்ல அவரு துபாய் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. துபாய் போயிட்டு வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அவரு வந்துட்டு அங்க துபாய்ல உள்ளவங்க நிறைய கிப்ட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிக் கொடுக்குறாங்கங்க. ஆ, அப்பிடிங்கம்போது அ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் டிப்பார்ட்மெண்ட்ல எ எனக்கு என்கூட அங்க வே வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா? அவுங்க எல்லாம் எனக்கு நிறைய கிப்ட் எல்லாம் வாங்கிக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க அந்த சீனியர் சொன்னேன் பாத்தீங்களா, அவுங்களுக்கு என்ன நினைச்சாங்களோ தெரல, என்மேல அவ்ளோ கடுப்பாயிட்டாங்க. <chuckles>
ஆ, சரி. ம். ஓ! ஆமா. ஆ ஏன்னா இப்ப வந்து சேர்ந்த நீ வந்து நெறைய நல்லா சம்பாதிக்கிற, நல்ல பேரோட இருக்க, எனக்கு மட்டும் அது கிடைக்கல அப்பிடிங்கிற ஒரு ஈகோ ஒண்ணு. அந்த ஒரு தாழ்வு உணர்ச்சி ஒண்ணு இருந்திருக்கும். ஆ சரிங்க. அப்புறம் என்னாச்சு?
ஆமாங்க. ஆமாங்க. இந்த இடத்துல நான் என்ன சொ இதுக்கப்பறம் என்ன சொல்ல வர்றேன்னாங்க, அவுங்க என்ன பண்ணிட்டாங்க என்னைய வந்து வேலைய விட்டு அனுப்பணுன்னு ஒரு 4, 5 பேர் சேர்ந்து என் மேல எதையாவது ஒண்ணு பண்றது, என்ன தனிமைப்படுத்துறது எதாவது ஒன்னு பண்ணி பண்ணி டார்ச்சர் பண்ணி கடைசியில போய் சார்ட்ட போய் எல்லாம் போய் ஏதாவது சொல்லி இவுங்க இருந்தா நான் இருக்க மாட்டேன். அப்பிடி எல்லாம் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வருஷம், 2 வருஷமா ரொம்ப மெண்டல் டார்ச்சர் ஆயிடுச்சுங்க. நானே வேலைய விட்டு போயிர்லான்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. <chuckles> கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா ம் கடைசில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சார் என்ன கூப்பிட்டாரு. "நீ நல்லா வேலை பாக்குற, உன் திறமை மேல நம்பிக்கை இருக்கு. நீ எதையும் கண்டுக்காத! நீ பாட்டுக்கு வேலை பாத்துக்கிட்டு இரு" அப்பிடின்னாருங்க.
அச்சச்சோ! அச்சச்சோ! ம். ம். அப்புறம் என்ன பண்ணீங்க? ம். ம். ஆமாங்க. போற இடத்துல எல்லாத்துக்குமே என்ன பண்ணும்னா ஒவ்வொரு கரபாம்பூச்சி இருக்கத்தான் செய்யும். அந்தக் கரபாம்பூச்சிக்காக வீட்டக் கொளுத்திட்டு நம்ம வேற ஒரு வீட்டுக்குப் போலாம் அப்பிடின்னு நினைச்சா, அது கதைக்கு ஆகுமா சொல்லுங்க. அந்தக் கரப்பாம்பூச்சிய அடிச்சு கொல்லணும். இல்லயா, அந்தக் கரப்பாம்பூச்சி கூடயே வாழப் பழகிக்கணும். வேற வழி கிடையாது அப்பிடின்னா.
<chuckles> கண்டிப்பாங்க. நிச்சயமா. <chuckles> நீங்க சொன்னது கரெக்ட்டுதாங்க அப்ப நான் என்ன பண்ணிட்டேங்க, எனக்கு இந்த வி இடத்துல என்ன தோணுச்சுன்னா IT நிறுவனத்துல வேலை பார்க்கும்போது நமக்கு மதிப்பிற்கு மரியாதை கிடைக்குது. ஆனா இங்க வந்து பதவி தான். ஏன்னா அவுங்க சீனியர்ன்றதுனால அவுங்க சொல்ற அத்தனையுமே வந்து கூட இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு நம்ம, நம்ம அந்த பதவிய வந்து எப்பிடியாவது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பதவியில போணும். அவுங்க பதவி இல்ல. நம்ம ஒரு பதவியில போகணும் அப்பிடின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. நைட்டும் பகலுமா அ லேப்டாப் கொடுத்துட்டாங்க. என்னால எவ்வளவு முடியுமோ! அவ்ளோ ப்ரஷர் போட்டு அவளோ பண்ணி கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, அ அவுங்க வந்து என்னைய குறை சொல்லி குறை சொல்லி அவுங்க வேலைய விட்டுப் போயிட்டாங்க. நான் அதே கம்பெனில டீம் லீட்ரா அ கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருஷமா டீம் லீடரா இருந்தேன். மொத்தமா 10 வருஷமா அந்த நிறுவனத்துல இருந்து சாதிச்சு காமிச்சேங்க.
அவுங்க கீழ இருக்கறவுங்க. ஆமா, ம். ம். ம். மிக்க நன்றிங்க. அந்தக் கரப்பாம்பூச்சிய துரத்தி விட்டுட்டீங்க பாருங்க. அதுதான் பெரிய விஷயமே நீங்க. அந்த அப்பிடிதாங்க நம்ம இருக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்க அப்பிடின்னு சொல்லிப் பார்த்தீங்கன்னா, எதாச்சும் ஒரு பிரச்சன வந்துகிட்டுதான் இருக்கும். அதுக்காக நாம ஓடி ஒழிய ஆரம்பிச்சோம் அப்பிடின்னு சொல்லிப் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தன்னம்பிக்கையே போயிடும். நீங்க அந்த இடத்துல நின்னு அழகா நீங்க என்ன பண்ணீங்கன்னா சாதிச்சு காட்டுனீங்க தெரியுமா? அது 10 வருடங்கள். அதே ஒரே நிறுவனத்தில் இருந்து சாதிச்சு காட்டுனீங்க தெரியுமா? அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்ங்க. இந்த மாரிதான் எல்லாருமே இருக்கணும். ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். இந்த மாரிதான் என்ன பண்ணணுன்னா எதுக்குமே பயப்படாம தன்னம்பிக்கையோட உழைச்சா நமக்கு முன்னேற்றம், வெற்றி கிடைக்கும் அப்பிடிங்கிறது உங்களோட கருத்து வாயிலா நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. உங்களோட பேசினதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மிக்க நன்றி.
<laughs> எனக்கும் வந்து உங்களோட பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்க ரொம்ப பொறுமையா அ கேள்விகள் கேட்டதால தான் என்னோட நெறைய விஷயங்கள் சொல்ல முடிஞ்சது. ரொம்ப நன்றிங்க.